ஓ!
இப்பல்லாம் அப்டி இல்லல்ல! எல்லாரும் வர்றோம். பத்திரிக்கை வைக்க வ
அது எந்த மாதிரியான உறவுகள், திடீர்னு வருவாங்கன்னு சொல்லுவீங்களா?
ஆ ஆமா. முன்னாடிலாம் மாமா அத்தையல்லாம் ஊர்லேருந்து வருவங்க. "இந்த ஊருக்கு வந்தோம். உங்களையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன் பாப்பா" அப்டீம்பாங்க.
ஆ, வேறு விஷயமா வந்துட்டு, இப்படியியே வரலான்ட்டு. அ.
ஆ, "உன்னையும் பாக்க வந்தேன் பாப்பா" அப்டீம்பாங்க. உடனே அம்மா ஓடி போயி ஏதாவது செய்வாங்க, அவுங்களுக்காக அவுங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒண்ணு செய்வாங்க? இல்ல எப்டீன்னாலும் உறவுக்காறவங்க தான் இல்லையா? அவுங்களுக்கு என்னா பிடிக்கும்? போய் உடனே ஒரு இளநீர் வாங்கிட்டு வ உடனே உங்களுக்கு மோர் பிடிக்கும் அப்டீன்னு சொல்லி கலைக்கி குடுக்குறதா இருக்கட்டும், அப்புறம் இவுங்களுக்கு டீ, காஃபி தான் புடிக்கும். அதனால நம்ம அத மட்டும் குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அ ஒருத்தர் ஒருத்தருக்கு என்ன பிடிக்கும்னு தெ தெரிஞ்சுண்டு அம்மா செய்வாங்க. அது எனக்கு அ ஆ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம், மாமாலாம் வந்தாங்கன்னா, அவுங்க சர்பத் தான் குடிப்பாங்க அது எப்படி போடணும்ன்னே எனக்கு தெரியாது இன்ன வரைக்கும், ஆனா, எங்க அம்மா அவுங்களுக்கு செஞ்ச ஞாபகம் எனக்கு இருக்கு.
ஆ. ஆமா. ம். ஓ நல்ல விஷயம். அ. ஆ, அதுக்கான பொருட்கள்லாம், நம்ம வீட்ல இருந்தா தானேங்க அது வந்து பண்ண முடியும்? இல்லாத பட்சத்துல என்னா பண்ண முடியும்? <chuckles>